இப்ப பாத்தீங்கனா வாழ்க்கையில, அ, ஒரு மனுஷனா பிறந்தா வச்சுக்கங்களேன். அதுப் நம்மளோட பிறப்ப பார்க்க முடியாது, இறப்பயும் பார்க்க முடியாது, நமக்கு தெரியாது. ஆனா, ப் நம்மளோட திருமண நாள்னு 1 இருக்கு பாருங்களேன்! திருமணம் பண்றது அது வாழ்க்கையில, முக்கியமான தருணம். அந்த மாதிரி திருமண நாள்ல எதாவது நினைவுகள், மறக்க முடியாத நினைவுகள்னு எல்லாத்துக்கும் நெறைய இருக்கும். உங்களுக்கு எதாவது வாழ்க்கையில அந்த மாரி திருமண நினைவுகள் நடந்த மறக்க முடியாத, எதாவது நினைவுகள் சொல்ல முடியுங்களா?
கண்டிப்பா. எனக்கு வந்து ஏன்னா எல்லாருக்கும் வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒரு உ முக்கியமான ஒரு அ, விழான்னு தான் அத சொல்லலாம். வாழ்க்கையில 1 தடவ தான் நடக்கும். யாராவது ஒரு சிலருக்கு மணவாழ்க்கை நல்லா இல்லாத நேரத்துல 2வது தடவ நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா, எனக்கு திருமண நாள வந்து நான் இன்னைக்கும் நல்லா ஞாபகத்தில வச்சுருக்கேன். என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு அப்பிடின்னு சொல்லிட்டு. அ, உதாரணத்துக்கு நான் வந்து, என்னோட ஊர் பாத்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டத்தில உள்ள ஒரு சி சிவகாசிங்கிற ஊரு. எனக்கு பார்த்த மணமகள் பாத்தீங்கன்னா, அவுங்க அ, ஸ்ரீலிபுத்தூர் ப தாண்டி உள்ள ஒரு சின்ன ஒரு ஊர்ல இருந்து வந்தாங்க.
கண்டிப்பாங்க, ஆமாங்க. ம். ஆமாங்க. ஆஹா! ம். எல்லாம் அருகில் பக்கத் பக்கத்து, பக்கத்து ஏரியா சரிங்க.
ரொம்ப பக்கம்னு கிடையாது. ஒரு 30 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். ஆனா, மாவட்டம் எல்லாம் ஒரே மாவட்டத்துக்குள்ள தான் வரும்.
சரி, சரிங்க. ம்.
அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து, இந்த வீட்ல எல்லாம் பாத்து பண்ற இந்த அரேன்ஜட் திருமணம் அப்டின்பாங்க, நிச்சயிக்கப்பட்ட திருமணம் தான் நடந்தது.
ஆமாங்க. ஓ! ஸ் அருமைங்க.
நான் அந்நேரம் வந்து, நான் 2013 வந்து, நான் அப்ப வந்து, துபாயில பணியாற்றிட்டு இருந்தேன் ஒரு சூப்பர்வைசரா. அப்ப வந்து எனக்கு, ம வரன் பாக்கும்போது, கடைசியா இந்த பெண்ண பாத்தாங்க.எனக்கு புகைப்படம் அனுப்புனாங்க. எனக்கும் அது பிடிச்சிருந்தது.
சரிங்க. சரிங்க.
நான் அத பாத்துட்டு, சரின்னு சொல்லி, எ திருமணத்துக்கு ஒத்துக்கிட்டு, நான் அது அந்த வருடத்திலே வந்து, பெண் பாக்குறதுக்கு வந்தேன். ஆகஸ்ட் மாதத்திலயே.
ஓ! துபாய்‌லருந்து நீங்க இங்க வந்திருக்கீங்க, விருதுநகருக்கு.
ஆமா. பெண் பார்க்கும் படலத்துக்கு வந்தேன். அவங்க ஊர்ல போய் நேரடியா போய் பாத்தோம். பாத்துட்டு எல்லாம் 2 குடும்பத்துக்கும், 2 பேரையும் பிடிச்சிருந்ததனால சரின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு
சரிங்க. சரிங்க.
ம், கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. அ ஒத்துக்கிட்டு
அது தி அங்க நிச் நிச் அன்னைக்கு போய் நீங்க பாத்த உடனே அன்னைக்கே நிச்சயம் பண்ணிட்டு நிச்சயம் பண்ணியாச்சுங்களா?
இல்ல. அது நம்ம பாத்துட்டு வந்துருவோம், அதுக்கப்பறம் இன்னொரு நாள் வந்து அ அத அடுத்த நாள் வந்து, சரின்னு சொல்லிட்டு அதிலருந்து, ஒரு 5 நாள் கழிச்சு ஒரு நல்ல நாள் பார்த்து, நாங்க நிச்சயதார்த்தம் தனியா வச்சுக்கிட்டோம். ஒரு அங்க உள்ள ஒரு மண்டபத்துல. அவங்களுக்குன்னு ஒரு மண்டபம் அவங்க சொந்தத்லயே இருந்தது. அந்த மண்டபத்துல போயி, திருமண நிச்சயதார்த்தம் பண்ணிட்டு, நான் அதுக்கப்றம் நான் துபாய் வந்துட்டேன். அதுக்கப்றம் நாங்க வந்து கைபேசிலே பேசிக்கிடுவோம். அப்பப்ப என்னன்ன நடக்குது? என்னன்னு சொல்லிட்டு.
சரிங்க, சரிங்க. சரிங்க. ம் ம். அதாவது அந்த நிச்சயம் பண்றப்பவே வந்து இந்த திருமண நாள்ல்லாம் வந்து, அது அது திருமண நாள வந்து குறிச்சுறுவாங்க. அதாவது உங்களுக்கு நிச்சயம் பண்ணதுலருந்து திருமணம் நாள் வந்து, எவ்வளவு நாள் எவ்வளவு காலங்கள்? எடுத்து கொண்டுச் எடுத்துச்சுங்க?
எனக்கு சரியா வ பாத்தீங்கன்னா ஒரு 5 மாதங்கள் வந்து இடைவெளி இருந்தது. எனக்கு அதுக்கடுத்து, ஃபிப் 2014 ஃபிப்ரவரில தான் எனக்கு கல்யாணம் நடந்துச்சு. ஏன்னா ஆகஸ்ட்ல பாத்து
ஓ! அருமைங்க. அதாவது இந்த 5 மாத காலங்கள் நீங்க வந்து த தொலைபேசில பேசும்போது 2 பேரும் புரிஞ்சுக்கொ 2 பேரும் தங்களோட, அதாவது ஒருத்தர பத்தி ஒருத்தர் புரிஞ்சுக்குறதுக்கான, ஒரு காலகட்டங்கள் உங்களுக்கு இயற்கையாவே அமைச்சு கொடுத்துச்சுனு கூட சொல்லலாம்.
ஆமா, வச்சு குடுத்தது. ஆனா, நம்ம பெரிதும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, தொலைபேசியில அந்தளவுக்கு புரிஞ்சுக்கிட முடியாது. ஏன்னா, நம்ம புதுசா புதுசா கல்யாணம் 2 பேரும் அவங்கவங்க குறைகள பெருசா பார்க்க மாட்டாங்க. எதுனாலும் நிறைகள தான் பார்த்துக்கிடுவாங்க. குறைகள் இருந்தாலுமே என்னன்னா, இது சரியா போயிருங்கிற ஒரு எண்ணங்கள் பொதுவா இருக்கும்.
ஆமாங்க. இல்ல, அட்லீஸ்ட் ஒரு தொடர்பு கொள்றதுக்காகவாது ஒருத்தங்க, நம்ம பேசுறதுக்கு ஒரு நமக்கு ஒரு இனிமையா இருக்கும்ல, அந்த டைம்‌ல.
ஆமா. அது ஒரு எதிர்ப்பார்ப்ப நோக்கி, நாம கல்யாணங்கிற ஒரு விஷயத்த எதிர்பார்த்து நோக்கி இருப்போம். அதனால வந்து நல்ல நல்ல விஷயங்களா தான் நம்ம பேசிக்கிட்டு இருப்போம். அ அதுக்கப்புறம் என்னன்னா, வந்து அதுக்கப்புறம் திருமணம்னு சொல்லி வர வரதுக்கு, ஒ நான் வந்து 1 வாரத்துக்கு முன்னாலேயே ஊருக்கு வந்துட்டேன் லீவ் போட்டு. ஒரு 40 நாள் லீவுல போட்டு வந்தேன். வந்துட்டு ஆனா வரதுக்கு முன்னாலேயே நான் இது சார்ந்த நெறையா பொருள்கள் வாங்கறதெல்லாமே நான் துபாயிலேயே வாங்கிட்டேன். எனக்கான ஒரு கல்யாணத்துக்கு நான் வந்து இந்த அ கோட் ஷூட் போடுறது
ஆ. ஆமாங்க. சரிங்க. ம். ம். ஆ உடை, அந்த மாதிரீங்களா? சரிங்க.
அது எனக்கான நகை, என் குடும்பத்துக்கான நகை. இதெல்லாம் நான் அங்கேயே வாங்கிட்டு ஒரு 1 வாரத்துக்கு முன்னாலேயே வந்தேன். வந்துட்டு நேரடியா பெண் வீட்ல போயி பார்க்கவும் செஞ்சேன் அவங்கள. சும்மா வந்தேங்கிறதுக்காக. அது ஒரு நல்ல ஒரு நிகழ்வா தான் இருந்தது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, கல்யாணத்துக்கு முந்தன நாள் தனியா இன்னொரு தடவ
ம். சரிங்க. அ. இல்ல. இப்போ நீங்க 1 வாரம் அ வந்து இருந்தேன்னு சொன்னீங்க. நீங்க கல்யாணத்திற்கு 1 வாரத்துக்கு முன்பாகவே நான் வந்துட்டேன்னு சொன்னீங்க. இப்போ வந்துட்டு இந்த பத்திரிக்கை வைக்கிற மாதிரி, ஏதாவது யாருக்காவது முக்கியமானவங்களுக்கு பத்திரிக்கை வைக்க அந்த மாதிரில்லாம் அ போனீங்களா? அந்த 1 வாரத்தில. இல்ல வீட்லேயே தான் இருந்தீங்களா?
ஆமா. ஆமா. எ அதுக்கு முன்னால என்னோட தாயாரே வந்து நெறைய பேருக்கு வந்து பத்திரிக்கை அடிச்சு குடுத்துட்டாங்க. ஆனா அந்த 1 வாரத்தில வந்து நாங்க முக்கியமா என்னோட ரொம்ப என்னோட தாயாரோட கூட பிறந்தவங்க, என் தந்தையாரோட கூட பிறந்தவங்க, அவங்க வீட்டுக்கு மட்டும் போய் நான் கூட போய் பத்திரிக்கை வைக்கிற மாரி இருந்தது. எனக்கு நேரம் இருந்தப்ப நான் போய்ட்டேன். ஏன்னா, எனக்கும் வந்து அ கல்யாண வேலைகளுக்கான வேலைகள எடுத்து பண்ணணுங்கிற விஷயம் இருந்ததுனால, அதையும் நான் பார்க்கணும். மண்டபத்தில போய் பார்க்கறது, அதுக்கான சாப்பாடு ஆளுகள அரேஞ்ச் பண்ணுறது இந்த எல்லாத்தையுமே எல்லாம் 1 ஒ ஆளாளுக்கு நான் ஒரு வேல, என் தங்கை ஒரு வேல, எங்க அம்மா ஒரு வேலன்னு எடுத்து எடுத்து பண்ணிக்கிட்டு இருந்தோம்.
சரிங்க. சரிங்க. ம். ஆ ம். ம். எல்லா பிரிச்சு, பிரிச்சு பண்ணிக்கிட்டீங்க. சரிங்க, சரிங்க, ம்.
ஆமா. அப்படி பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆனாலும் என்னன்னா, எனக்கு அந்த கல்யாணமாகக் கூடிய அந்த நாள வந்து நான் ரொம்ப எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தேன். "சரி, இன்னைக்கு கல்யாணம் ஆகப்போகுது நமக்கு!" அப்படிங்கிற ஒரு சந்தோஷம். அ அது சொல்ல முடியாது எந்த அளவுக்கு நம்ம சந்தோஷமா இருக்கிறோங்கறத பொறுத்து.
ம். ம். எல்லாத்துக்குமே அது வாழ்க்கையில வ வந்து ஒரு வசந்த க அதாவது ஒரு ரொம்ப, ரொம்ப இன்பத்த கொடுக்கக்கூடிய, ஒரு எதிர்பார்ப்ப குடுக்கக்கூடிய அ நாள் தானே திருமண நாள்ங்கிறது.
ஆமா. அதாவது நம்ம எப்படி நம்மள உணர்வோம்ன்னா, நம்ம ஏதோ ஒரு ஸ்பெஷலான ஆளு! உலகத்தில நம்ம ஒரு தனியான ஆளுங்கிற மாரி ஒரு எண்ணம், நமக்கு ஓடும்.
அ. அருமையா சொன்னீங்க. அதாவது எல்லாருமே நம்மளையே பார்க்கிற மாரியான, புது மாப்பிள்ளைன்னா ஒரு வெட்கம் வந்துரும். ஒரு எல்லாரும் வந்து கிண்டல் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து இந்த சொந்தக்காரங்ககுள்ள நெறைய இந்த மாரி விஷயங்கள்லாம் நடக்கும். இந்த மாதிரிலாம் நெறைய பேரு உங்கள, அதாவது இப்ப பொண்ணு வீட்டிலேருந்துகூட அந்த தோழிகள்லாம் மணப்பெண் தோழிகள்லாம் கூட அ நெறைய கிண்டல்
ஆமா. அது கல்யாண நாள் அன்னைக்கு நடக்கும். நெறையா விஷயங்கள பேசுறது, இதெல்லாம் நடக்கும். அ நான் இந்த மாதிரி போய் பார்த்துட்டு சொந்தக்காரங்கள்லாம், அத பண்ணோம். அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு தேவையான புடவைகள் எடுக்கிறதெல்லாம், நான் தான் போய் எடுத்தேன். கூட சேர்ந்து, எங்க அம்மாவோட சேர்ந்து. அவங்களுக்கு. அ அதுக்குன்னே மெனக்கெட்டு, நான் வந்து இந்த திருநெல்வேலி இந்த பக்கம் போயிட்டு ஆர்எம்கேவி இந்த மாரி பெரிய கடைகள்ல போய் ஏன்னா அங்க பட்டுக்கு பிரசித்தி பெற்றவங்கனால அங்க போய் வாங்குனோம்.
ம். ஓ! நீங்க அ சரி, சரி. புரியுது, புரியுதுங்க. ஆ, சரிங்க.
வாங்கிட்டு எல்லாம் வாங்கிட்டு முந்தின நாள் வந்து ஒரு கல்யாணத்துக்கு முந்தின நாள் ஒரு ஃப ஒரு விழாமாரி வப்பாங்க. அதாவது, அத ரிசப்ஷன்னு கூட சொல்லலாம்.
அதா பெண் வீட்டு அழைப்புன்னு ஏதோ சொல்வாங்கன்னு நெனைக்கிறேன். ம்.
ஆமா. அவுங்க ஊர்ல போயிட்டு அங்க உள்ள கோயில் அங்க ஸ்ரீலிபுத்தூரில பிர ஒரு பிரபலமான கோயில்ல போயிட்டு திருவண்ணாமலைன்னு அங்க ஒரு இடம் இருக்கு. அங்க போய் கோயில்ல போய் சாமி கும்பிட்டுட்டு எங்க சொந்தக்காரங்க எல்லாம் வந்திருந்தாங்க. ஏன்னா, எனக்கு நான் வந்து என் திருமணம் வந்து நான் வந்து படிக்கிற நேரத்தில வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன், பொருளாதார அளவுல. ஆனா, ஒரு காலத்தில நெறையா சம்பாதிச்ச உடனே என் சொந்தக்காரங்க முன்னாலேயே வந்து எனக்கு பெரிய அளவுல நல்ல திருமணம் பண்ணணுனு எனக்கு ஆசை இருந்தது. ஆனா, அத நான் செய்யும்போது, ஆ, என் திருமணம் பண்றதுங்றத தாண்டி நான் ஒரு உண்மையான ஒரு நல்ல ஒரு நிலைக்கு வந்துட்டேன். பொருளாதார நிலையில அப்பிடின்னு சொல்லி, அது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமா இருந்துச்சு.
சரிங்க. சரிங்க. ம். ம். ஆ, அப்ப அந்த மாதிரி நீங்க கஷ்டப்பட்டுட்டு, இந்த மாரி திருமணத்தில வந்து ஒரு கொஞ்சம் பிரமாண்டமா பண்ணும்போது, சொந்தக்காரங்க இடையில ஏதாவது ஏதாவது ஒரு மாதிரி ஒரு எப்பிடி பார்த்தாங்க? ஒரு நல்ல விதமா பார்த்தாங்களா? சில பேர் வந்து
இல்ல. என்னோட சொந்தக்காரங்க எல்லாருமே நடுத்தர வர்க்கத்த சேர்ந்தவங்க தான். யாரும் அந்தமாரி தவறான எண்ணத்துலலாம் இல்ல. ஆனா, எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நான் வந்து ஒரு நல்ல நிலைக்கு வரணுங்கிறதுல ஒரு குறிப்பா இருந்தேன். ஒரு பணத்துல பெரிதளவுல சம்பாதிச்சு வரணும் அப்பிடின்னு சொல்லி. அந்த சந்தோஷம் எனக்கு இருந்தது. அதனால, என்னால அவுங்களுக்கு நெறைய விஷயங்கள் பண்ண முடிஞ்சது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நான் அ வழக்கமா எங்க சொந்தக்காரர்களெல்லாம் என்ன கல்யாணம்லாம் வச்சா வந்து பத்திரிக்க குடுப்பாங்க, நம்மள தான் பஸ் பிடிச்சுலாம் போறமாரி இருக்கும்.
சரிங்க. ம். ஆமாங்க.
இப்பலாம் நான் என்ன பண்ணேன், நான் வேனு வந்து நானே 2 வேனு வந்து இதுக்குன்னே நான் ரெடி பண்ணி வச்சிருந்தேன். ஆமா, சாப்பாடும் பார்த்தீங்கன்னா, நல்ல ருசியா நெறைய வெளிய இருந்து கேட்டரிங் மாரி கொண்டு வந்திருந்தேன். அ, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வா இந்த சடி வெடிகள் போடுறது இது. அதுபோக எல்லா ஊ சொந்தக்காரங்களுக்கும் நெருங்கின சொந்தக்காரங்களுக் கிட்டத்தட்ட ஒரு 40 பேருக்கு துணி மணிகள் எடுத்து கொடுத்துருந்தேன்.
நீங்களே பண்ணிட்டீங்க. ஆ. ஆ. ஓ! சூப்பருங்க. <chuckles> அதாவது நெருங் ம்.
அதெல்லாம் பண்ணிட்டு அப்பவே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 2,00,000, ரூ. 2,50,000 கல்யாணத்துக்கு மட்டுமே நான் செலவழிச்சேன். என்னோட இதுக்கு. அதாவது இந்த மண்டபம் சாப்பாடு இல்லாத அ செலவுகள் த க உடைகளா இருக்கட்டும், நகைகளா இருக்
ம் புரியுது, புரியுது. அதாவது உடைகள் அ, ம். இப்போ அந்தமாரி ஏதாவது திருமணத்துல ஒரு கலகலப்பான நிகழ்வு. திருமண அதாவது திருமணம் நாளைக்கு நடக்குதுனா, இந்த ந நைட்‌ல வந்து ஃபிரெண்ட்ஸ் கூட ஜாலியா அவுங்க கூட ஒரு சந்தோ இந்த பேச்சிலர் பார்ட்டில்லாம் சொல்வாங்க. அந்த மாதிரி ஏதாவது விஷயங்
அந்தமாரி. இல்ல. நான் அந்தமாரிலாம் வந்து நாங்க என்ன பண்ணுவோன்னா, நண்பர்களோடு வந்து எனக்கு இந்த குடிக்கிற பழக்கம்லாம் கிடையாது. அதுபோக என்னன்னா, நாங்க நண்பர்கள்ட்ட வந்து தனியா நான் காசு குடுத்துட்டேன். அவுங்க வெளிய போய் தான் சாப்பிட சொன்னேன். எதுவும் அரங்கத்துக்கு வரக்கூடாது அப்பிடின்டேன். உள்ள வந்து இந்த பழக்கம்லாம் இருக்கக்கூடாது அப்பிடின்னு சொல்லிட்டு. அ, அதுவும் அவுங்களும் அத பத்தி கவலைப்படவில்லை 2வது என்னோட நண்பர்கள்லயும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப குறைவான நபர்கள் தான் குடிக்கிறவங்க. மீதி ஆட்கள் எல்லாம் இரவுல விருந்துக்கு வந்தாங்க, வந்தாங்க எல்லோரும் சேர்ந்து பார்த்தோம். நல்லா அ, நெறையா புகைப்படங்கள் எடுத்துக்கிட்டோம். எடுத்துக்கிட்டு இரவுல ஒரு 10:00 மணிக்கு கண்டிப்பா வீட்ல தூங்கணும் அப்பிடின்ட்டாங்க. ஏன்னா, காலையில வந்து எனக்கு அதிகால முகூர்த்தம் ஒரு 7:00 மணி போல. அப்பிடி இருக்கனால, கண்டிப்பாக ஒரு 4:00 மணிக்காவது எந்திரிக்கணும்பா. அதனால, "நீ போய் தூங்கிறு." அப்பிடின்னாங்க. எனக்குனா நான் தூக்கம் சரியா வரல. சரி எப்ப பொழுது விடியுங்கிற ஒரு எண்ணம் வந்து மனசுக்குள்ள ஓடியிருந்த நான் தூங்கணுனு முயற்சி பண்ணாலும் பார்த்தீங்கன்னா அந்தா, அந்தான்னு 10:00 மணிக்கு படுத்து 1:00 மணிக்கு தான் தூங்குனேன்.
அ, ஆம். சரி, சரிங் ம், ம், ம். ஆ. சரிங்க. ஆ, ஆ. <chuckles> அ, அ அப்பிடியே பிரண்டு படுத்துக்கிட்டே கிடந்தீங்க. "எப்ப விடியும், எப்ப விடியும்?" அப்பிடீன்டு.
ஆமா. அ, அதுக்கப்புறம் 1:00 மணிக்கு 1:00 மணிக்கு தூங்கி, ஒரு 4:30 4:00 மணிக்கு எழுப்புனா, 4:30 மணிக்கு எந்திரிச்சுட்டு. அதுக்கப்புறம் குளிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷா எல்லாம் நல்லா வந்து புதுப்பிச்சுக்கிட்டு அ, புது உடை அணியும் போது பாத்தீங்கன்னா, அவ்ளோ ஒரு சந்தோஷம் இருந்துச்சு.
சரிங்க. ம்ஹ்ம். அது உண்மையாலுமே எல்லாதுக்கும் ஒரு மகிழ்ச்சியான நி நினைவுகள் இல்லேங்க. அந்த நேரத்துல வந்து, நமக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு துணை கிடைக்க போறாங்க. அதுவும் எல்லாருக்கும் முன்னாடி ஒரு பிரப் பிரமாண்டம்மா நம்ம பண்ணப்போறோம், அப்பிடீங்கிறப்ப. அந்த தருணமே ஒரு மிகப்பெரிய தருணம் இல்லேங்களா!
சரி கண்டிப்பா, அதுவும் பாத்தீங்கன்னா. ஆமா. ஆமா, அதுவும் நான் உடைகள்ல பாத்தீங்கன்னா, ரொம்ப மெனக்கெட்டு, அழகான உடைகள்ல தேர்ந்தெடுப்பேன். அதுவும் கல்யாணம்ங்குறதுனால அந்த கோட் எல்லாமே பாத்தீங்கன்னா, நல்ல ஒரு பிராண்ட் நான் பா துபாயில இருந்ததுனால, அங்க Arrow ங்கிற பிராண்டலயிருந்து நல்ல ஒரு கோட் எடுத்தேன். அதுவே பாத்தீங்கன்னா ரூ. 20,000 வந்தது கோட்டு, ஷர்ட் எல்லாமே சேத்து அப்பயே. எடுத்து அத போட்டுட்டு வரும்போது பாத்தா, என்னோட சொந்தக்காரங்களுக்கே ஒரு பெரிய ஆச்சரியம் தான். எப்பிடி இருக்காரு! எப்பிடி மாறிட்டாங்க அப்பிடீன்னு சொல்லி.
ம், ம். சரிங்க. அப்பா, அஹ. ஆ, ஆ
நான் அது உடையோட போயிட்டு
அப்ப எல்லாத்துக்கும் முன்னாடியே அது உங்க அம்மா அப் பெற்றோர்கள் வந்து எந்த அத பாக்கும்போது இப் அந்த சொந்தக்காரங்கலாம் வந்து பெருமையா பேசும்போது அந்த தருணங்கள் அவுங்களுக்கு எப்பிடி இருந்திருக்குங்க?
அ, அம்மாவ பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா, அவுங்க யார்ட்டயும் நம்மட்ட வெளியே உள்ள பாராட்டுறவங்கள கேட்டுக்கிடுவாங்க ஆனா, நம்மட்ட வந்து சொல்ல மாட்டாங்க. இவுங்க இந்தமாரி ஒன்ன சொன்னாங்க, நல்லா இருந்தாங்க அப்பிடீன்னு. ஏன்னா அவுங்களுக்கு என்ன என்னன்னா, பிள்ளைங்கிட்ட நம்ம அப்பிடி சொன்னோன்னா, அவுங்க வந்து மமதை ஆயிருவாங்க அப்பிடீங்கிற எண்ணம். அது நல்ல வழி தான், ஏன்னா அத பத்தி கண்டுகிறதும் இல்ல.
ஆ, ஆ. ஓ! உண்மையாவே நல்ல வழிங்க. ஆமாங்க. ஏன்னா நம்ம பெருமைய வந்து அதாவது நம்ம குறையதான் வந்து சொல்லணும். பெருமைய சொன்னா வந்து சில நேரத்துல பாத்தீங்கன்னா, அது வந்து ஒரு விதமான நீங்க சொன்னமாரி ஒரு மமதை மமதை மாரி.
இயல்பாவே நம்ம வந்து அங்க பேச்ச அதிகமா கேட்க மாட்டோம், பொதுவாவே பசங்கங்கிறது வந்து. மரியாத இருக்கும், சில நேரங்கள்ல தவிர்ப்போம். அதனால, இந்த விஷயங்கள சொல்ல மாட்டாங்க. அப்பிடி இருக்கும்போது உடை அணிஞ்சுட்டு காலையில் வந்தோம். அந்த காலையில அந்த கெட்டி மேல சத் இந்த, இந்த சத்தமா, காலையிலேயே மிருதங்கம் இதெல்லாம் வந்து இசைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதுபோக உறவினர்கள் வர்றது. எல்லாரையும் நம்ம பார்க்கிறது இதெல்லாம் பாத்தீங்கன்னா, நம்ம மேடையில இருக்கும்போது நமக்கு ஒரு மொத்த பேரும் நம்மள பாக்குற மாரியான ஒரு எண்ணங்கள் நம்ம மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும்.
ம், ம். ம். சரிங்க. ம். கண்டிப்பா, கண்டிப்பா. இப்போ இந்தமாரி இப்ப நீங்க வந்து ம மணமேடையில உட்காந்துடீங்க. மணமகள் வந்து அலங்காரம் பண்ணிட்டு அவுங்கள வரும்போது அவுங்களப் பார்த்தப்போ, உங்களுக்கு அந்த நினைவுகள் எப்பிடி இருந்துச்சுங்க? அது எப்போ எந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷம் இருந்திருக்கும்ல.
அது ஒரு அதீத சந்தோஷம்னு தான் சொல்லலாம். ஏன்னா, அதெல்லாம் வந்து நமக்கு அந்த ஒரு நாள்ல கிடைக்கக்கூடிய நாள் தான். அந்த நாளே வந்து சீக்கிரம் போகக்கூடாதுன்னு கூட எண்ணமும் கூட நமக்கு வந்துகிட்டு இருக்கும்.
கண்டிப்பா, கண்டிப்பா. ஒரு அப்படியே
அ ஏன்னா அவங்க வருவாங்க. முதல்ல ஒரு உடை போட்டுட்டு வருவாங்க. திரும்ப அதுக்கப்புறம் சில வ இது முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப உடை மாத்திட்டு வருவோம்.
ஆமாங்க.
கூட இருக்கிறவங்கலாம் பார்த்திங்கன்னா பரபர பரபரன்னு ஓடிட்டு இருப்பாங்க நம்ம பக்கத்தில. அக்கா, தம்பி, அண்ணன், தங்கச்சிலாம் இருந்தாங்கன்னா, எல்லா வேலைகளையும் இத செய்யுங்க, அத செய்யுங்க அப்படின்னு ஓடி ஆடி செய்வாங்க.
ம். ஆமா. அது அதில ஒரு நீங்க சொன்ன உடனே நீங்க சொன்ன உடனே தான் எனக்கு ஒரு ஞாபகம் வருது. அதாவது நம்ப அந்த வ் அந்த இடத்தில பாத்தீங்கன்னா, நம்ம யார கவனிக்கிறது யார கவன கவனிக்காம முடியாம போறது, அந்த மாரி நிறைய குழப்பங்கள்லாம் ஏற்படும் இல்லைங்க.
ஆனா நமக்கு வந்து இப்ப மாப்பிள்ளையா இருக்கிறவங்களோ, பொண்ணா இருக்கவங்களுக்கு வந்து அந்த குழப்பங்கள் வராது. ஏன்னா, அவங்க வந்து யாரும் அத அவங்க வந்து இவங்க நம்ப கவனிக்கணும்லாம் எதிர்பார்க்க மாட்டாங்க, அதுக்கு பெற்றோர்கள் இருப்பாங்க. நம்பளோட சகோதர, சகோதரிகள் இருப்பாங்க. இல்ல சொந்தக்காரங்க சில வீடுகள்ல பாத்தீங்கன்னா, சொந்தக்காரங்க நெறைய எடுத்து பண்ணுவாங்க. மாமா, பெரியப்பா, இவங்க மாதிரி உறவுகள்.
ம். ம், ம். ஆமாங்க.
அதுனால அ அத வந்து பெரிய ஒரு க பொருட்டா எடுத்துகிட மாட்டோம். நம்ம ஆனா என்னன்னா, நம்ம வந்து இந்த போட்டோ எடுக்கும்போது எல்லாரும் வரும்போது, எல்லாரும் வந்து எடுக்கணும்ன்றதுல ஒரு குறிப்பா இருப்போம்.
ஆமாங்க, ஆமாங்க. ஆனா இந்த ஃபோட்டோ நீங்க சொன்னனா தான் ஞாபகம் வருது. இந்த ஃபோட்டோ எடுக்குறப்போ பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன். சில பேர் வந்து விட்டு போயிடுவாங்க அது சில பேர் வந்து அந்த இடத்துலலாம் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நெறைய விஷயங்கள் நடக்கும். நம்ம வந்து இந்த பாத்தீங்கன்னா, இந்த நண்பர்கள்லாம் நெறைய பேரு வந்து, அந்த இடத்துல வந்து ஒரு விதமான ஃபன் பண்ணுவாங்க. வந்து இது கேக் கேக் வெட்டுறது. அ ஆமாங்க, ஆமா.
ஆமா. இப்போ கேக் வெட்டுறது, தலையில் இந்த பொடி உதுறது, அப்பயும் பாத்தீங்கன்னா என்னோட மனைவி வந்து கல்லூரியில பேராசிரியரா இருந்தாங்க. அதனால, அவங்களோட கல்லூரியில படிக்கிற மாணவிகள்லாம், அவங்க வகுப்பில படிக்கிறவங்கள்லாம் வந்தாங்க. அவங்களலாம் பாத்தீங்கன்னா, எல்லாம் அந்த கிண்டல் கேலியெல்லாம் அப்போ தான் அதிகமாக பேசுவாங்க, 2 பேரையும்.
ஆமாங்க, ஆமாங்க. ஜோடி பொறுத்தத வந்து அ உங்களைப் பத்தி அந்த ஜோடிய பத்தி நல்ல ஒரு இதா சொல்லுவாங்க. அப்ப ம்
நல்லா பேசுவாங்க, நம்ம சாப்பிடுறது, இல்ல ஒருத்தவங்களுக்கு இந்த பழம் ஊட்டி விடுறது, இல்ல விளையாட்டுகள் விளையாடுவோம். அப்போ இந்த மோதரத்த போட்டு தேடுறது. இந்த மாதிரி விளையாட்டுகள் மணமகன், மணமகள்குள்ள.
ஆமா. அதெல்லாம் ஒரு ம மறக்க முடியாத நினைவுகள். அதாவது இப்ப கூட நீங்க உங்க மனைவி கிட்ட சொல்லி வந்து, "இப்படியெல்லாம் நடந்ச்சு." அப்படீங்கிறப்போ, அது ஒரு பசுமையான நினைவுகள் வந்து எவ்வளவு அருமையா இருக்கும்! சொல்லும்போதே நமக்கு முகத்தில வந்து ஒரு சிரிப்பு புன்னகை வரும் பாருங்க. அதெல்லாம் ஒரு எவ்வளவு ஒரு விஷயங்கள். என்ன சொல்கிறீர்ங்க?
கண்டிப்பா. அந்த நாள் வந்து நமக்கு திரும்ப வராது. ஏன்னா, அது வந்து என்ன சொல்றது ஒ வ ஒரு முக்கியமான நிகழ்வு. 2வது நம்ப வாழ்க்கையில ஒரு தடவை நடக்கக்கூடிய விஷயங்கள்னால அந்தமாதிரி எண்ணங்கள் இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, நம்ம வந்து குடும்பத்தில இருக்கிற மத்த உறவினர்களோடு தனியா வந்து புகைப்படம் எடுப்போம். எல்லோரோட வந்து நெருங்கின அதாவது குடும்ப புகைப்படம்னு எடுப்பாங்க. மொத்த சொந்தக்காரங்களையும் சேர்த்து ஒரு ஃபோட்டோ எடுப்போம். அதெல்லாம் அப்போ ஒரு தடவ தான் நடக்கும். ஒரு 50, 60 பேர் சேர்ந்து இருந்து ஒண்ணா எடுக்கிற மாரி இருக்கும். அ அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா, அ அது முடிச்சதுக்கப்புறம் சாப்பிடுவோம், சாப்பிடும்போது என்னன்னா மாத்தி, மாத்தி சாப்பிட்டுக்கிடுவோம். அதுவும் இந்த கேமராக்காரங்கள்லாம் வளச்சி வளச்சி நம்பள ஃபோட்டோ எடுக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா, ஒரு நகைப்பா தான் இருக்கும். இருந்தாலும் அதுக்குன்னு சிரிக்கணும். சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்.
ம். ஆமாங்க. ஆமாங்க. ம். ஆமாங்க. <laughs> ம். இல்ல தொடர்ந்து அந்த மாரி போட்டோ எடுக்கும்போது உங்க ஒரு மாதிரி வெக்கம் உங்களுக்குள்ள ஒரு வந்து ஒரு கூச்சம், வெட்கம் அந்த மாரிலாம் ஏதாவது இருந்துச்சுங்கலா?
ஆ இருக்கும். கூச்சம், வெக்கம் எல்லோருக்குமே இருக்கறதானே? அதெல்லாம் இருக்கும். ஆனா நம்ம அத வந்து பெருசா காட்டிக்கிட மாட்டோம். அ அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா, நம்ம அத முடிச்சுட்டு வந்து கோயிலுக்கு போவு போவோம். குலதெய்வம் கோயிலுக்கு போ போயிட்டு அங்க போய் சாமி கும்புடுவோம், கல்யாணம் முடிச்சோட்ன முத வேலையா.
ஆமாமா. ம், சரிங்க.
அ சாமி கும்ப்ட்டுடுதான் வந்து நம்ம நேரா போயி அவுங்க பெண்ணோட வீட்ல தான் மொத நாள் போய் தங்கியிருப்போம், அப்டின்னு சொல்லி, சாயங்காலம் வந்து எல்லா வேலையும் முடிஞ்சு நம்ம அவுங்கள வந்து ஒரு 4 மணிக்கு மேல அவுங்களும் அந்த உடைகள்லலாம் இருந்து வெளிய வந்துட்டு, அ கொஞ்சம் அப்டி ஃப்ரீயா இருக்கும்போதுதான் நம்ம ப் கொஞ்சம் பேசறதுக்கான வாய்ப்பு கெடைக்கும். ஆனா அந்த நேரத்தில மொத்தமா நெனைச்சு பாக்கும்போது என்ன ஆவுன்னா, அந்த நாள் முடியும்போது நமக்கு இவ்வளோ சீக்கிரமா ஒரு நாள் முடிஞ்சிருச்சுங்கிற ஒரு எண்ணத்தோடயே நம்ம தூங்குற மார்ரு
ஆமாங்க. இந்த பாலும், பழ நிகழ்ச்சிகள் ம். கண்டிப்பா, கண்டிப்பா. ஆனா அந்த நாள் முழுக்கும் அ ஆனா காலையில எந்திருச்சதிலிருந்து சாயந்திரம் வரைக்கும் பயங்கர, ஒரு மாரி என்ன சொல்றீங்க? உடம்பு வந்து அந்த அளவுக்கு வ பயங்கர ஒரு டயர்ட் கூட இருந்திருக்கும். ஆனா அதெல்லாம் வந்து அந்த இன் நாள் முடியும்போது அந்த வந்து உங்களுக்கு ஒரு இனிமையான ஒரு நினைவதான் குடுக்கும். ஆமாங்க. அதாவது அருமையா உங்க திருமண நாள்கள்ல நடந்தத வந்து, துபாயிலிருந்து நீங்க வந்ததிலிருந்து, அ திருமணம் வந்து அன்னைக்கு நைட்‌டு தூங்காம இருந்தது. அப்புறம் வந்து திருமணத்தில வந்து பண்ண நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் அருமையா வந்து என்ட்ட சொன்னீங்க. உங்கள்ட்ட பேசினதில எனக்கு மகிழ்ச்சிங்க.
ஒரு இன்ப நினைவாதான் இருக்கும். மிக்க மகிழ்ச்சி, நன்றி!